நிச்சயமாங்க. அந்த மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ யார்கிட்டயாச்சும் நான் போய் "எனக்கு மனநலம் பிரச்சனை இருக்கு." அப்படின்னா ஓடிடுவாங்க. "பைத்தியம் ஆயிட்டா போல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கணும்." அப்படின்னு சொல்லி. அப்போ அ சமூகம் வந்து மனநலம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய எப்படி பாக்குது அப்படின்னா, பைத்தியம்ன்னு பாக்குது இல்லையா. இந்த இந்த வர காலத்தில மட்டும் தான் மனநலம்ன்னா என்ன? அதுக்கான விழிப்புணர்வு என்ன? அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து நிறைய வலம் வந்துட்டு இருக்கு. ஆனா இதற்கு முன்னாடி எல்லாம் அந்த காலத்தில 80ஸ் ஓ இல்ல 70ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மனநலம் அப்படின்னாலே பைத்தியம்ன்னு நினைச்சுப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த மனநலம் பத்தி நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு. ஒரு மன அழுத்தமா கூட இருக்கலாம்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்ல சொன்னா கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த மாரி அவங்களுக்கு அவ்வளவு அ விழிப்புணர்வு கிடையாது. இப்போ நம்ம அந்த காலத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் நிறைய கஷ்டம் இருக்கும். மன அழுத்தம் எல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. வீட்ல சொன்னாலுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து, ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட பிள்ளையோ இல்ல அ யாருக்கோ வந்து மன நலமா இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னா, அதுக்கான ஒரு தீர்வு வந்து சொல்வேன். "இல்ல வந்து ரொம்ப ஓப்பன்னா பேசுங்க பரவால்ல. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க." நம்ம வந்து முன்னாடியே வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துடணும். ஒரு பெற்றோரா இருந்தா. இல்லையா. ஆனா நம்ம பெற்றோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி சொன்னா என்ன பண்ணுவாங்க உடனே? வா ஒரு ஒரு வேப்பங்குச்சி எடுத்து வந்து மந்திரிச்சு விடுவாங்க. 4 பட்டைய போட்டு விடுவாங்க. இல்லையா? அதே மாதிரி சாமியார் கிட்ட போய் வாரம் வாரம் போய் வேண்டுவாங்க. நெய் தீபம் ஏத்துவாங்க. இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு வழக்கம்லாம் இருக்குது. மனநலனே என்னன்னு தெரியாத ஒரு போது நம்ம என்ன இருப்போம் உம்முன்னு இருப்போம், சாப்பிட மாட்டோம். உடனே என்ன நினைச்சுப்பாங்க "பேய் பிடிச்சிருக்கு இவளுக்கு. இல்லன்னா வேற ஏதோ ஆயிருக்குது" அப்படின்னு நினைப்பாங்க. இல்லையா?
ம். <laughs> சரிங்க. ம். ஆமா, ஆமா. ம். ம். ம், ம். ம். கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம். கிடையாது. ம். ம். ம். ஆமா. சரிங்க. ம். ஆ. கண்டிப்பா. கண்டிப்பா. ம். <laughs> ம். ம். <laughs> கண்டிப்பா. ம். ஆமாங்க. ஆ. கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. ம்.
கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு சமூகம் தான் ஒரு பிம்பம் ஏற்படுத்திருக்கு, இந்த விழிப்புணர்வு இல்லாம.
ம். ம்.